பொதுவாவே குழந்தைங்கள வந்து பள்ளிக்கு அனுப்புறதுங்கிறது ஒரு பெரிய சவால்ங்க. <inhales> அது வந்து பாத்தீங்கன்னா, பெற்றோர்கள் வந்துட்டு தலைகீழா நிக்கணும். <chuckles> இப்ப இருக்க பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பறதுக்கு. <inhales> நம்ம நெறைய பாத்துக்ட்ருக்கிறோம். <inhales> அ அப்படிங்கும்போது உங்க குழந்தைங்கள வந்து நீங்க பள்ளிக்கு அனுப்பறதுனால, எப்படியெல்லாம் நீங்க வந்து தயார் பண்றீங்க? என்ன மாரி டிஃபிகல்ட்டிலாம் உங்களுக்கு வந்து இருக்கு? அத பத்தி சொல்ல முடியுங்களா?
ஆமாங்க. கண்டிப்பாங்க. என்னோட குழந்தைகள களப்பறதுக்கு முன்னாடி இப்போ, ஒரு சமீபத்தில ஒரு ஆய்வு வந்துச்சுங்க. அத பாத்து, பாத்து உழுந்து உழுந்து சிரிச்சிட்ருந்தேங்க. <inhales> என் கணவர்கிட்ட கூட, அத அந்த பதிவு வந்து காட்டி என் ஃபோன்ல தான் இருந்துச்சு. அந்த பதிவ காட்டி ம் என் கணவர்கிட்டயும் நான் உழுந்து உழுந்து சிரிச்சிட்ருந்தேன். <inhales> இதுனால, தான் நான் வந்து ஃபிட்டா இருக்கேன், பாடி ஃபிட்டா இருக்கேன் பாத்துக்கோங்க அப்டின்னு சொல்லி சிரிச்சுட்ருந்தேன். அந்த ஆய்வு தகவல்ல என்ன போட்டு
<laughs> <inhales> அது என்ன க்கா? ஆ சொல்லுங்க!
ஆ அ போட்ருக்கு அப்டின்னு சொல்லி பாத்தீர்கன்னா? "குழந்தையை ஆ தயார் பள்ளிக்கு தயார்படுத்தும் தாய்மார்களுக்கு சுமார் 3000 கலோரி கொறையுதான்".
ஐயோ. <laughs>
<laughs> <inhales> அத பாத்துட்டு எனக்கா, சிரிப்பு தாங்க முடியல. நா நான் வந்து ரொம்பலாம் பூச்சி அ ரொம்ப குண்டாலாம் இருக்க மாட்டேன். <inhales> ஆ நார்மலா தான் இருப்பேன். என்ன ஆனா என்னோட கணவர் வந்து என்னமோ எ அவருக்கு குழந்தை பொறந்த மேரி, அதுக்கப்புறம் அவருக்கு வந்து உடல் பருமன் போட்டுடுச்சு.
<inhales> ஒ, சரிங்க. <chuckles> <inhales> சரிங்க.
நான் அப்பப்ப நான் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். "என்னங்க உங்களுக்கு கொழந்த பொறந்துச்சா? இல்ல, எனக்கு கொழந்த பொறந்துச்சா? நீங்க ஏன் குண்டா போயிட்டீங்க?" அப்படி சொல்லிட்டுருப்பேன். ஆனா நான் எல்லாரும் சொல்லுவாங்க, "அந்த சிசேரியன் பண்ணதுக்கு அப்புறமலாம் உடம்பு ஏறிடும்." அப்படீன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா எனக்கு பெருசா ஏறவே இல்ல. அந்த தகவல பா அந்த அந்த பகிர்வு தகவல் பார்த்த ஒடனே, "ஓ! இதான் காரணமோ?" அப்படீன்ற மாதிரி ஆயிடுச்சு.
<laughs> நீங்களாவே அத பார்த்தோனே உங்களுக்கு அப்படியே ரிலேட் பண்ணிக்கிட்டீங்க! <laughs>
ஆமாங்க! அது உண்மையோ? பொய்யோ? ஆனா அது உண்மைக்கு கூட தான். ஏன்னா, இதுங்கள்ட்ட கட்டி அப்பா! சாமியே! என்ன பண்ணுன்னா, நம்ப ஸ்ரீராம ஜயம் படிக்கிற மாரி எந்திரிக்கணும். அந்த கொழந்தைங்களோட பேர சொல்லி "ஏய் எந்திரி எந்திரி எந்திரி எந்திரி" அப்படி சொல்லணும். இல்லையா, அதுங்கள வந்து இப்ப நம்ப அதுவும் இல்லாம கோடைக்கால விடுமுறை இருக்கும் இல்லையா? அத முடிச்சுட்டு அந்த பள்ளிக்கு அனுப்புறதுக்குள்ள, எப்பா! சாமி! இத்தன நாளா அதுங்க லீவுல இருந்திருக்குங்க. அதுங்க இஷ்டத்துக்கு எந்திரிக்குங்க, இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுங்க, எல்லா வேலையும் பண்ணீடுங்க. அந்த நீண்ட எடைவேளை முடிஞ்சிட்டு, அதுங்க அனுப்ப அது மனச வந்து தயார் பண்ண ஆரம்பிச்சுருவங்க. ஏன்னா, அப்ப போவ ஏன்னா, என்னோட கொழந்த ஒரு நாள் கூட, பள்ளிக்கு போக மாட்டேன்னு அழமாட்டான்.
<laughs> ஆமாங்க.
அவள்ட்ட இருக்குற ஒரு நல்ல பழக்கமே அதான். இதுனால் முடியவே அவ அழுததே கெடையவே கெடையாது. நான் பள்ளிக்கு போகல அப்டின்ட்டு லேட்‌டா வேணா எந்திரிப்பாளே தவிர, ஆனா பள்ளிக்கு போயிருவா.
சரிங்க. ஆ. பரவால்ல நல்ல குழந்தையா இருக்ககாங்களேங்க.
ஆமாங்க <inhales> அதுக்கு நான் என்ன பண்ணிருவேன்னா, அவள வந்து நான் சொல்லிட்டே இருப்பேன், "ஏய் சீக்கிரம் தூங்கணும். அப்ப தான் காலை சீக்கிரம் எந்திரிக்க முடியும்." அதே மாதிரியே, ஏன்னா அந்த ஸ்ரீராம ஜெயத்தில் எழுதுற மாரியே எழுதிக்கிட்டே இருக்கணும். டெய்லி எழுதிக்கிட்டே இருக்கணும். என்ன? "அம்மா, டைம் ஆச்சு, மணி 8: 30 ஆச்சு, போய் தூங்கு தூங்கு தூங்கு." ஏதோ வந்து அந்த ரோபோட்ல ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற மாரி சொல்லிகிட்டே இருக்கணும், தூங்கு.
<laughs> <inhales> <chuckles> <inhales> நீங்க அ <inhales> அழகா சொல்றிங்க. இத கேக்கும்போது வந்து உண்மையவே நகைச்சுவையா தான் இருக்கு. ஆனா நீங்கஅதை எவ்வளோ பாடுபடுறீங்கன்னு <chuckles> உங்களுக்கு தான் தெரியும். இதையும் தாண்டி அ குழந்தைங்கள வந்து பள்ளிக்கு அனுப்பும்போது பாத்தீங்கன்னா, சில விஷயங்கள் வந்து நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது சில வீட்லலாம் பார்த்திங்க, என்னோட அக்கா வீட்ல கூட பாத்தீங்க அப்டின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவ குழந்தைய வந்து ஸ்கூல் லுக்கு அனுப்பறதுக்கு முன்னாடி, அவள பாப்பாவை எழுப்பறதுக்கு முன்னாடி, எல்லா சமையல் வேலையும் முடிச்சுருவேன் ம்.
அப் <snorts> <inhales> ஆமா. ஆமாங்க, ஆமா, ஆமா. அப்பதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்டின்னா, நிதானமா அவங்கள கிளப்ப முடியும். நம்ப வந்து சாப்பாடே ரெடி பண்ணாம அவங்கள எழுப்பிட்டு விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சாப்பாட்டை பாக்குறதா, இதுங்கள வந்து களப்பறத பார்க்குறதா, அது மிகப்பெரிய என்னது நே நே அ நேர நெருக்கடிக்குள்ள நம்ம ஆளாயிடுவோம். அப்ப என்ன பண்ணணும் அப்டின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ப அவங்களுக்கு என்ன பண்ண மதிய சாப்பாடு குடுக்கணும். அது இல்லாம பாத்தீங்கன்னா, 2 பிரேக் வரும். மார்னிங் பிரேக் வரும். ஈவ்னிங் பிரேக் வரும். அதுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணும். அது கெட்டுப்போகாத அளவுக்கு இருக்கிற ஸ்நாக்ஸா ரெடி பண்ணி குடுக்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுங்கள எழுப்புனா தான் என்ன பண்ண முடியுன்னா, அந்த மூட்டையில போட்டு அந்த தலவாணி மூட்டையில பஞ்ச போட்டு அமுக்குற மாதிரி, அதுங்கள அமுக்கி நம்ப பேக் பண்ணி அனுப்பறதுக்கு சரியா <chuckles> இருக்கும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டங்க நமக்கு. அதுவும் இல்லாமல அது காலஸ் காலத்துக்கு அதாச்சும், இப்ப மழைக்காலன்னா அதுக்கு தகுந்தாப்பில என்ன பண்ணணும் அப்டின்னா, அவுங்களுக்கு மதிய உணவு குடுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, அந்த இடைவெளி விடுறாங்க இல்லையா, காலை இடைவெளி, மாலை இடைவெளி குடுக்குறாங்க இல்லையா, அதுக்கும் நமக்கு என்ன பண்ணும், கெட்டுப்போகாத அளவுக்கு குடுக்கணும். இது வந்து மழைக்கால பனிக்காலங்கள்ள கூட ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா <inhales> உணவு அந்த அளவுக்கு கெட்டு போவதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவா தான் இருக்குன்னு வச்சிக்கோங்களேன். ஆனா அந்த கோடை காலங்கள்ல பாத்தீங்க அப்பன்னா, உணவு சீக்கிரமாவே கெட்டு போய்டும்.
நிச்சயமா <laughs> ஆமாங்க. ம். ஆமாங்க. என்.
அப்படி இருக்கும்போது நம்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முதல்ல பிளான் பண்ணி வைக்கணும். இப்போ அ அந்த டயத்தில பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளரிக்காலாம் அதிகமா கிடைக்கும். முலாம் பழம்லா அதிகமா கிடைக்கும். அதெல்லாம் கெட்டுப்போகாது. நம்ம வந்து கட் பண்ணி போட்டா, அது என்ன ஆகாதுன்னா? வீணா போகாது. அந்த இடைவெளியில சாப்பிடும்போது அவங்களுக்கும் நல்லாயிருக்கும். "உடம்புக்கு நீர் சேர்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும். பழங்கள் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வீணாவும் போகாத மாதிரி இருக்கும்." இதே நீங்க இந்த பனிக்காலங்கள் அந்த மாதிரி இதில பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளு, சுண்டல் எல்லா செஞ்சி கொடுக்கலாம். <inhales> அப்படி கொள்ளு, சுண்டலாம் செஞ்சி கொடுக்கும் போது, அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு என்னனா சளி பிடிக்காது.
ஆமாங்க.
ஏன்னா பனிக்காலங்கள்ல அதிகமா வந்து இந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையே காய்ச்சல், சளி தான். ஓ! <inhales> அத வந்து நமக்கு தவிர்க்கறதுக்கு என்ன பண்ணிக்கலா? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்கள வந்து இதெல்லா தயார் பண்ணலாம். அதேமாதிரி நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா, குழந்தைங்கள ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே, நம்ப அவங்களுக்கு முன்னாடியே ஒரு 1 1/2 நேரத்துக்கு குறைஞ்சபட்சம் முன்னாடி எந்திரிச்சா தான் நமக்கு சரியா வரும்.
கண்டிப்பா. சளி, ஆமாங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தாங்க. ஆ குழந்தைகளுக்கு முன்னாடி நம்ப எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுட்டு தான், நம்ப குழந்தைகள எழுப்பணும். அப்ப தான் வந்து சரியா இருக்கும். இப்ப இத தவிர்த்து இப்போ இந்த உணவுகள்ல தவிர்த்து வேற விஷயத்துக்குள்ள வருவோம். இப்போ குழந்தைகளோட பாதுகாப்பு அதாவது போக்குவரத்து, வகுப்பறை, தொடர்பான விஷயங்கள உங்களுடைய தொடர்புகள் எப்படி இருக்கும்? அதை பத்தி சொல்ல முடியுங்களா?
அவங்களுக்கு. ஆமாங்க, இப்போ நமக்கு போக்குவரத்து அப்பிடின்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளி வாகனங்கள்லயே அனுப்பிட்டங்க. ஏன்னா, அதுதான் நமக்கு வந்து பாதுகாப்பானதா இருக்கும். நம்ப நம்ப வந்து காச மிச்சம் பண்ணுறோம். அந்த இடத்துல காசு மிச்சம் பண்ணுறத பாக்கக்கூடாது. <inhales> குழந்தைங்கள் விஷயங்கள்ல வந்து இந்த மாதிரி அதுவும் பாதுகாப்பு விஷயங்கள்ல, நம்ப காச மிச்சம் பண்ணுறது என்ன பண்ணக்கூடாது, கண்டிப்பா பார்க்கவே கூடாது. <inhales> இப்ப எங்களோட குழந்தையோட பஸ்ஸோட ஃபீஸ் மட்டுமேங்க இத்தனைக்கும் எங்க வீட்லேருந்து அது 6 தான். அந்த பஸ்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க, அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டிங்க 25,000
வருஷத்துக்குங்க?
வருஷத்துக்கு.
அப்பா! ரொம்ப அதிகமா இருக்குங்க. உண்மையாவே.
ஆமா, ஆமா ரொம்ப அதிகமா தான் இருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு அது பாதுகாப்பா இருக்குங்க. அந்த பஸ்ஸு. இதே நம்ப போய் வந்து விட்டு விடுறோம் அப்படின்னா, நம்பளோட இருசக்கர வாகனங்கள்ல போனா அவ்ளோ காசு ஆகாது. பாதிக்கு பாதி தான் ஆகும். <inhales> ஆனா, என்ன ஒண்ணா அந்த பனி, மழையில்லாம் அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டு வரது, இந்த ரோட்டுல நடக்கிற விபத்து. இது எல்லாத்தையுமே தவிர்க்கிறதுக்கு இத கொஞ்சம் பரவாயில்லன்னு நான் வந்து யூகிச்சு, நான் வந்து என்ன பண்ணிட்டேனா பள்ளி வாகனங்கள்லயே நான் போட்டுட்டேங்க. <inhales> இப்போ அந்த பள்ளி வாகனங்கள்ல என்ன இருக்கும் அப்டீன்னு சொல்லி பாத்தீங்கன்னா? சி.சி.டி.வி.கேமரா இருக்கும்.
சிறப்புங்க.
அதுக்கு அப்புறமேல ஜிபிஎஸ் வச்சுருக்காங்க.
ம். ட்ராக் பண்ணிக்கலாம் இல்லைங்களா?
எங்க இருக்கு? வேன் எங்க இருக்கு? அப்டிங்கிறத நம்ப ட்ராக் பண்ணிக்கலாம். நம்ப பயம் இல்லாம இருக்கலாம். நம்ப குழந்தை இங்கே தான் இருக்கு வந்துருவா இன்னொரு 5 நிமிஷத்துல வந்துருவா, 2 நிமிஷத்துல வந்துருவா அப்படிங்குற மாதிரி நம்ப என்ன பண்ணிக்கலாம்? ஒரு நம்பிக்கையோடன்னு இருக்கலாம். அது மட்டும் இல்லாம, அங்க பஸ்ல வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா, ஹெல்ப்பர் இருப்பாங்க இல்லயா? அவங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, பெண்னு தான் குழந்தைய ஒவ்வொரு குழந்தையா ஏத்தி, இறக்கி எல்லாம் பொறுமையா தான் வந்து கையாளுறாங்க. அதுக்கு இந்த காசு பரவால <inhales> அப்டிங்கிற ஒரு இதுல வந்து நாங்க என்ன பண்ணிட்டோனா? சரி. ஏன்னா, இதுவே நம்ப போய்ட்டு வரோன்னு வச்சுக்கோங்க, பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ப ஒரு நாளைக்கு 4 தடவ அலையிற மாதிரி ஆயிடும்.
சரிங்க.
காலையில புள்ளைய போய் விடணும், திரும்பி நம்ப ரிட்டர்ன் வரணும், <inhales> திரும்பி சாயங்காலத்துக்கு நம்ப மறுபடியும் போகணும், திரும்பி பிள்ளைங்கள அழைச்சிட்டு ரிட்டர்ன் வரணும். ஆக மொத்தம் 4 தடவ போற மாதிரி ஆயிடும் இல்லைங்களா? <inhales> அப்ப, அது எல்லாத்தையுமே கணக்கிட்டு பார்த்து அப்படி இப்டின்னு சொல்லி கணக்கீடு பாத்தா, ஒரு எவ்வளோ கூட வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, <inhales> ஒரு ரூ. 7,000 கூல கூட வருது.
நிச்சயமாங்க.
பரவாயில்ல. நமக்கு பாதுகாப்பா இருக்கு. முழு நம்பிக்கையோட இருக்கு. அதுக்கு செலவு பண்ணுறது தப்பு இல்ல. அப்படிங்கிற மாதிரி நான் கு கணக்கிட்டு என்ன பண்ணியாச்சு, பள்ளி வாகனத்திலயே போகட்டும், அப்படின்னு சொல்லியாச்சுங்க. <inhales> வகுப்பறை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வகுப்பறையும் இதே மாரி தான். <inhales> அங்க வந்து என்னோட குழந்தை படிக்கிற ஒவ்வொரு வகுப்பறையிலுமே, சிசிவி கேமரா இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, மொதல அவங்க எடுத்து பாக்கறதே என்ன, சிசிவி கேமராவ தான் எடுத்து பாக்குறாங்க. யாரால இந்த பிரச்சனை வந்துச்சு. இத்தனைக்கும் அது வெறும் கே காட்சிகள் மட்டும் இல்ல. அது வாய்ஸ் ரெக்கார்டிங்கோட உள்ளது.
சரிங்க. ம். பரவாயில்லைங்க. இந்த அளவுக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங்க் ஓட ஃபெசிலிடினா நல்ல விஷயம் இல்லைங்களா?
அதனால ஆமா. ஆமா. இல்லையே இப்போ ஒரு குழந்தை நார்மலா பேசுறதுக்கும், ஒரு குழந்தை ரொம்ப கத்தி <inhales> அடம் பிடிச்சு அடிச்சு போடுறதுக்கும், அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் வந்து நம்ப கேட்டா, காட்சிகளோட வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் இருந்துச்சுன்னு வச்சிக்கின்னா, <inhales> அதில யாரால அந்த பிரச்சனை வந்துச்சு. எதனால பிரச்சனை வந்துச்சு. அப்படிங்கறது அவங்களுடைய தலைமை ஆசிரியர் கண்காணிக்கிறதுக்கு <inhales> முக்கியமா தேவை அப்படிங்கிறதுனால, ஒவ்வொரு வகுப்பறையிலயும் அது இருக்கு. நாங்களே போய் பாத்துட்டு வந்தோம்.
சிறப்புங்க, சிறப்பு.
அது நா அதனால அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது வகுப்பறையா இருக்கட்டும், போக்குவரத்தா இருக்கட்டும், எங்கள எங்க நாங்க நாங்க குழந்தைக்காக செலவு பண்ணுறதில எந்தவித தப்பும் கிடையாது. மத்ததில நாங்க குறைச்சிக்கிறோம். குழந்தைக்கு கொடுத்துட்டு மத்ததில இப்போ நம்ம வெளியில போகணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா, அங்கே போய் சாப்பிடணும் உணவகத்தில போய் சாப்பிடுவோம்னு, சொல்லிட்டு ஆசைப்படுவோம்ல. அதெல்லா நாங்க குறைச்சிக்கிறோம். எங்க குழந்தைங்களுக்காக. ஏன்னா குழந்தையோட பாதுகாப்பு தானங்க முக்கியம் நமக்கு
ஆமாங்க. அதாவது கண்டிப்பா கண்டிப்பாங்க அதாவது நீங்க வந்து எந்த அளவுக்கு அந்த குழந்தையை வந்துட்டு, அ வ் அவளோட ஐ மீன் அனுப்பற வந்து போக்குவரத்தாகட்டும் வகுப்பறை ஆகட்டும். எந்த அளவுக்கு ஒரு ஒரு பாதுகாப்புக்கு நீங்க வந்து தேடி போய் பார்த்து ஒவ்வொரு விஷயமா பார்த்து, அந்த குழந்தையை சேர்த்திருக்கீங்க. அந்த குழந்தையோட ஃபீஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா வேறு விஷயத்தில கூட நம்ம வந்து, அ செலவுகள் கம்மி பண்ணிருக்கலாம். அப்படின்லா கூட சொன்னீங்க. அதெல்லாம் கேட்கும்போது "உண்மையாவே ஒரு பெற்றோரா நீங்க சிறந்து விளங்கியிருக்கீங்க." அதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தாங்க. <sighs> <laughs>
ஆ ரொம்ப நன்றிங்க! அதுவும் இல்லாம காலை உணவு. அந்த குழந்தைகளுக்கு காலை உணவு சாப்பாடு ஊட்டுறது தான் பிரச்சனையாவே இருக்கும். ஏன்னா அது எந்திரிக்கிறதே லேட்டா தான் எந்திரிக்கும். நம்ப கா
நான் அத தான் கேட்கலான்ட்டு இருந்தேங்க அடுத்தது. இப்போ குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது. ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நீங்க அதை எப்படி? <inhales>
ஆ. ஆமா. அதை நான் என்ன பண்ணிருவேன் அப்படீன்னா, பாப்பாகிட்ட முதல் நாளே வந்து என்னம்மா இந்த மாதிரி நான் என்ன ஆப்ஷன் தரமாட்டேன். நான் என்ன சொல்லிருவேனா? இட்லி ஊத்த போறேன். என்ன பண்ணிருனா, நீ சீக்கிரமா எந்திச்சு நீ தான் சாப்பிடணும். இல்ல அவளுக்கு பிடிக்காத உணவுகள்னா எனக்கு தெரியும். அவளுக்கு பிடிக்காத உணவு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வெண்பொங்கல் இருக்கு இல்லையா, அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது.
சரிங்க. <inhales>
அதனால என்ன பண்ணுவேன்னா, அந்த வெண்பொங்கல மட்டும் நான் என்ன பண்ணிருவேன்னா, பள்ளி நேரங்கள்ல வந்து செஞ்சு குடுக்க மாட்டேன். ஏன்னா வந்து அவள வாயில வச்சு குத்து குத்துன்னு குத்தணும். "நம்பளால முடியாது. டைம் இருக்காது." அப்படீன்ட்டு. அவளுக்கு புடிச்ச உணவா, என்ன பண்ணி குடுத்துருவேன் அப்படீன்னா, செஞ்சு குடுத்துருவேன். அவ மத்த சப்பாத்தில்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. என்னோட எனக்கு அவளுக்கு ரொம்ப புடிச்சது சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி. நான் செய்றதெல்லாம் சப்பாத்தி வித் வந்து பன்னீர் பட்டர் மசாலா. அவளுக்கு ரொம்ப புடிக்கும். அது நீங்க 2 3 வச்சா கூட அழகா சாப்பிட்டுருவா, சீக்கிரமா சாப்பிட்டுருவா. சோ, "அவளுக்கு என்ன மாதிரியா புடிக்கும்." அப்படிங்கிறதில காலை உணவில நான் வந்து அவளுக்கு புடிச்ச மாதிரி செஞ்சு குடுத்துருவேன். ஏன்னா காலை உணவ வந்து எந்த ஒரு காரணத்துனாலும் தவிர்க்க கூடாது இல்லையா அவுங்க? அ அதுனால வந்து என்ன பண்ணிருவேன் சொல்லி பார்த்தீங்கன்னா, அவளுக்கு அந்த அந்த ஸ்கூல் போற நேரத்தில மட்டும் அவளுக்கு புடிச்ச மாதிரி இருக்கும். வி அதாச்சு விடுமுறை நாட்கள்ல வந்து, எனக்கு புடிச்ச மாரி தான் இருக்கும். வேற வழி இல்ல. ம்.
ம். <inhales> சரிங்க. ம். கண்டிப்பாங்க. சரியா சொன்னீங்க. <laughs> கண்டிப்பாங்க, கண்டிப்பா. அதாவது, ஸ்
ஏன்னா, எதையுமே ஒதுக்கக்கூடாது இல்லையா பிள்ளைங்க? அதுனால வந்து இந்த மாதிரி நான் என்னோட அட்டவணையை மாத்திக்கிட்டேங்க.
நிச்சயமாங்க. சூப்பருங்க. அதாவது உண்மையாவே வந்துங்க, எனக்கு உங்ககிட்ட பேசும்போது நெறைய விஷயங்கள் நீங்க வந்து சொல்றீங்க. அதாவது நகைச்சுவை கலந்தவாறுதான் நீங்க பேசுறீங்க. ஏன்னா, "குத்து குத்துன்னு குத்திருவேன் வாயில." அப்படின்லாம் சொல்றீங்க. ஆரம்பத்தில எடுத்தோனே வந்து, "ஸ்ரீராம ஜெயம் மாரி எந்திரி எந்திரின்னு" அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆர்வமா இருக்கு. உண்மையாவே, அந்த குழந்தகிட்ட நீங்க எப்படி நடந்துப்பீங்க? நேரிலே வந்து பார்க்கணும் போல இருக்கு. ஆனா அதையும் தாண்டி, <chuckles> அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு அந்த குழந்தைங்க மேல ஒரு அ பாதுகாப்பு, ஒரு அக்கறை, இவ்வளோ தூரம் ஒரு சிசிடி கேமரா, அது வாய்ஸ் ரெக்கார்டிங் உள்ள கிளாஸ்ல சேர்த்திருக்கீங்க. அத பத்தி நெறைய விஷயங்கள் எங்க கிட்ட நீங்க வந்து பகிர்ந்துகிட்டீங்க. உங்க கூட பேசினதில, நெஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. தொடர்ந்து பேசவோம். நன்றிங்க.
<laughs> கண்டிப்பா வரேங்க. உங்க கூட நான் பேசுனதுக்கும் மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றிங்க.